என் பசங்களுக்கு அது போதும். அப்படின்னு நெனைச்சிட்டு. ஆ ஆப்பத்துக்கு என்ன? எ என்னது சைட்டிஷ் இதுன்னு? குடல் கறிங்க. ஆ, நாங்க எங்களுக்குந்து இந்த கடையில வந்து ரொம்ப ஃபேமஸ்சு. இன்னும் கொஞ்சம் கூட்டம்லா வரல. நீங்க நல்லவேள சீக்கிரமா வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 10, 5, 15 நிமிஷம் கழிஞ்சுன்ன இந்த கூட்டம் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த குடல் கறிலா கெடைக்காது. ஆ ஒரு ஒரு ஒரு நேரத்துலயே பஞ்சா பறந்துரும் அப்படின்ன உடனே, ஆஹா! நல்ல வேள சரிடா உட்காருங்கடா உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்கடா, அப்படின்னு. என்ன இவிங்க விரும்புனது வந்து அந்த நான்வெஜ் ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா இங்க போய் சாப்பிலாம்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். சாப்பணும். அதாவது வீட்ல செய்ய முடியாத ஐட்டம் ஏதாவது வெளியில சாப்பட்டாங்கனா அவுங்களுக்கு அது ஒரு நல்ல விதமா இருக்கும்.
ஆமா, ஆமா. எனக்கு இது 2மே பெரிய டாஸ்க்குங்க இந்த குடல் கறியும் பெரிய விஷயம் எனக்கு. அ, அந்த ஆப்பமும் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய விஷயம். 2மே நான் எப்பவும் செய்ய போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நெறைய அனுபவப்பட்டு என்னமோ சொல்ல. கஷ்டப்பட்டு
ம். சரி. புரியுது. நீங்க வந்து இனி இத வந்து நாம் செஞ்சு அ நாம கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லைங்களா? <chuckles> அந்த இது செஞ்சு கஷ்டப்படும்ல.
ஆமா. ஆமா. ஏன்னா இந்த குடல சுத்தம் பண்ணி வைக்க, எங்க அம்மா அத பண்ணும்போதெல்லாம் அப்ப அவுங்கள பார்த்தே நானு அரண்டு போய்ட்டேன். ஆ அப்படி ஒரு
ஆப்ப அது, ரொம்ப கடினமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க?
ஆமாங்க. அந்த குடலெல்லாம் உள்ள உள்ள குடலாம் வெளியில எடுத்து போட்டு, அத அலசி அப்புறம் குச்சிய ஓ நல்லா உள்ள விட்டு மறுபடியும் அத தூக்கி வெளியில போட்டு, அத அலசி இப்படியே பாத்தீங்கன்னா துணி துவைக்கிற மாரி துவைச்சிட்டுருப்பாய்ங்க. எனக்கு
ம். ம். ஐயோ! நீங்க சொல்றப்பயே எனக்கு அது கொடூரமா தான் இருக்கும்ன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ம்.
ஆமாங்க. ஆனா அத சாப்ட்டு மட்டும் பாத்துட்டோம். அந்த அந்த டேஸ்ட்டு பாத்துட்டோனு வச்சுக்கோங்களே இதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், தயாரா இருக்கலாம், அந்த மாரியும் இருக்கும். ஆ அப்ப பாத்தெங்கன்னா எங்க அம்மா அந்த மாரிலாம் வப்பாங்க. அதெல்லாம் அதையும் மறந்தே ரொம்ப நாளாச்சு. இது நமக்கு ஒத்துவராத சில விஷயங்கள். ஆ நம்ம ஆசைப்படவே கூடாது அப்படின்டா நெனைப்பேன். பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம். ஒரு சந்தோஷம். நம்மனால செய்து முடிக்காத முடுக்க குடுக்க முடியாத 2 விஷயம் நம்ம த பசங்க சாப்பிடுறாங்க.
பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவேன். ம். ம். உங்களால

அ, நான் முயற்சி பண்ணி பாத்துட்டு தோத்துட்டேங்க. அதனால நான் வரதில்ல. எனக்கு அந்த ஆப்ப சட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா சரியா வரல. அ இப்போ கூட இப்போ வரைக்கும், அது எல்லாம் என்னென்னமோ சமையல்லாம் பண்ணிட்டேன். இந்த ஆப்பம் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. அ, அதனால சரி இப்போ இந்த மாரி போற இடத்துல, சமைச்சு சா அந்த இந்த மாரி தட்டு வண்டில கண்டிப்பா அந்த தட்டுவண்டியிலேயே நல்லா அழகாவே சுட்றாங்க ஆப்பம்லாம், அதுக்குன்னு வச்சு.
சரி. புரி து. அது ஒவ்வொரு கடையை பொறுத்துதான், இல்லைங்களா? எல்லா கடையும் அது மாரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது.
ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ரெண்டாவது தேங்கா பால் தரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா தண்ணி மொத்த தண்ணில, அத்தன பேரும் கணிசமா அவங்க ஊத்தணும்ல. என்ன பண்ணுவோம் ஸ்வீட் நிறையா இது இது இது ஜீனிய அள்ளி போட்டு கொட்டி வச்சுருப்பாங்க. அ சரி எனக்கு எது எப்படியோ, அந்த வாசனைக்காக நான் 2 ஆப்பமா சாப்பிடணும். என் பசங்க சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா வந்தாங்க. அ அதனால, அந்த வாசனையோடு போய்ட்டு 2 ஆப்பத்தை சாப்பிட்டுட்டு, 1 காஃபியை குடிச்சிட்டு வந்தது, திவ்யமா இருந்தது.
ம். ஆமா. ஆமா. புரிது. அது வந்து, ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாவே மாறிருது.
ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
ம் இப்ப நீங்க இந்த மாரி, நான் சமைக்கிற உணவுல, "இவ்வளவு வந்து இதா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படினு, நீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு என்னு ஏதாவது இருக்கா? இது ரொம்ப மனமா வரும். இல்ல வந்து ஒரு வாசத்தை கொடுக்கும், அப்படினு நீங்க ஏதாவது சமைப்பீங்களா? அதுக்காக இந்த வாசத்திற்காகவே சமைப்பேன்.
கண்டிப்பாங்க, அந்த வாசன வந்து அடையில ஊத்தும்போது அட நான் அடை ஊத்தினா தெருவே மணக்கும்னு சொல்வாய்ங்க. அ ஆமா, எங்க தெருவுல உள்ள
அடேங்கப்பா, ம். அதுக்கு ஏதாவது சீக்ரெட் ரெசிபி மாரி வச்சிருக்ககீங்களா? இது என்னனு
இல்ல, நான் வந்து எல்லாரும் உளுந்து அதிகமா போட மாட்டாங்க. நான் உளுந்து போடுவேன். அ ஆமா. அது எப்பவும் போடுறதுதான். பாத்தீங்கன்னா உளுந்து யாரும் போட மாட்டாங்க. அட கொஞ்சம் மொற மொறன்னு இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். அ பாத்தீங்கன்னா, தோழிகள் எல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டு, அந்த வீதியில உள்ள தோழி எல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டு, அட ஊத்தேனாலே, "அக்கா எங்களுக்கு 2 கிட்ட எடுத்துட்டு வாங்க." அப்படின்ருவாங்க. அ, அந்த அளவுக்கு இருக்கும் அட, ஆமா.
அ, நல்லா உளுந்தா பாத்து போடுவீங்களா, அதுக்குன்னு தனியா? ம். ம். அந்த அளவுக்கு பேமஸ்ங்கறப்போ, உங்களுக்கும் "பரவால்ல, நாமளும் நல்லா தான் சமைக்கிறோம்," அப்படினு ஒரு இது வந்துரும் இல்லையா? பரவால்ல. அதாவது இந்த உணவு வாசம் எந்த அளவுக்கு முக்கியம். அது எப்படி வந்து நம்ம வாழ்வியல மாட்றுது, உங்க பசங்க கேட்டப்ப நீங்க எந்த மாதிரி பண்ணீங்க, அப்பங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுவும் நீங்க அந்த அனுபவத்தை பகிர்ந்துகிட்டது. உங்களுடைய அ அனுபவங்கள பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா.